ம். கண்டிப்பா. நீங்க சொல்றது அ அது ஒருவொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு ரசனை இருக்கும். இது உங்களுடைய அபிப்பிராயம்ங்கிறது எனக்கு புரியுது. அ இப்போ இருக்கிற சினிமா பாடல்கள், அது அ இப்போ தமிழ் பாடல்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, பொதுவா மத்த மொழி பாடல்களையும் எல்லாரும் கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இணையத்தில வந்து நெறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. அதையெல்லாம் நீங்க எப்டி பாக்குறீங்க? உங்களுடைய ரசனை வந்து இப்போ நீங்க ப சொல்லிட்டீங்க. எனக்கு ஆரம்பத்தில இந்த இந்த பாடல்கள்லாம் புடிக்கும். இவுங்க இசை பிடிக்குன்னு. சில நேரங்கள்லயும் நல்ல பாடல்கள் சிலதெல்லாம் ட்ரெண்ட் ஆகும். அப்போ நீங்க அதை வரவேற்பீங்களா? அத எந்த அளவுக்கு ரசிப்பீங்க?
ஆமாங்க. அதான் நான் சொன்னா மாதிரி, அது பாடல்ன்ற ஒரு வரிசைக்கு வந்துடுச்சுன்னாலே, அத நான் வந்து கண்டிப்பா ஏத்துப்பேங்க. அது எல்லாமே எனக்கு இப்போ வர்ற பாடல்கள் 3/4 வாசிக்கு மேல, அதாவது 90% வந்து பாத்தீங்கன்னா, வெறும் இசை தான் இருக்கு, பாடல் இல்ல அதான் வரிகள் இல்ல. சோ அது வந்து நான் பாடலா ஏத்துக்க மாட்டேன். இசையா ஏத்துக்கறேன்.
<chuckles> ஓ!
நான் அந்த பாடலுக்கு ஒரு ஒரு விளக்க உரை குடுத்தேனே! அதான் என்ன என்னோட அபிப்பிராயன்னு தான் சொல்றேன். ஆனா அது அது தான் உண்மையான ஒரு விஷயம்ங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டுன்னு சொல்லும்போதே, நாம வந்து அத பாட்டுன்னு தான் சொல்றோம். "இந்த காலத்தில வர்றதெல்லாம் ஒரு இதுவா?" அப்படின்ற அது வந்து இசையில சேந்துருது. வெறும் அந்த ம மியூ அந்த ஒரு இசை மட்டும் தான் நமக்கு கேக்குதே தவிர, ஒரு வரிகள் ஏதாவது ஒண்ணு கேட்குதா?
ஆமா. இல்ல சில நல்ல பாடல்களும் இருக்கு இல்லையா! இல்ல, இப்போ சில நேரங்கள்ல நல்ல பாடல்களும் இப்போ வருது இல்லையா, இப்போ எல்லா பாடல்களையும்
அதான் அத சொன்னேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள், அத கண்டிப்பாக வந்து ஏத்துப்போம் நம்ம. கண்டிப்பா நாம ஏத்துப்போம். ஒரு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மயக்கம் என்னன்ற ஒரு படத்துல, அந்த இந்த பாட்டு இருக்குல, ஆ பிறை தேடும் அ
ஆமா. ஓ!
உலகிலே உயிரே எதைத் தேடி அலைகிறாய்? அழகா இருக்கும். அந்தப் பாடல்ல வரியும் நல்லா இருக்கும்.
ஆமா. ம். சைந்தவி அவர்கள் பாடியிருப்பாங்க.
அந்த இசையும், அந்த வரியும் சேந்து பெனஞ்சிருக்கும்.
கண்டிப்பா, நல்ல பாடல் தான். இப்போ உங்களுடை
அ அது அது பாடல். அது பாடல்.